நிச்சயமா. இப்போ என்ன மாரியான மாற்றங்கள் ஏற்படுது அப்டின்னா, அப்ப நான் தெனைக்கும் வந்து அலுவலகத்துக்குப் போயிருவேன். போயிட்டு அப்பாகிட்ட வந்து ஃபோன் பண்ணி அ "ஆஃபிஸ் வந்துடுரேன்ப்பா" அப்டின்னு சொல்லுவேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்பறம் "வீட்டுக்கு வந்துட்டேன்ப்பா" அப்டின்னு சொல்லுவேன். அப்பறமேலு அப்பா வீட்ல இருக்கும்போது வந்து நானு 3 நாளுக்கு ஒரு தடவ ஞாபகப்படுத்துவேன். "சேவ் பண்ணுங்க! ஏன் இப்டி வச்சிட்ருக்கீங்க" அப்டின்னு சொல்லுவேன். அப்பறமேலு, சாப்புடும்போது "இதெல்லாம் சாப்டுங்க. இதெல்லாம். ஏன் பி இவ்ளோ கம்மியா சாப்பிட்றீங்க" அப்டின்னு சொல்லுவேன். ஏதாவது ஸ்வீட் சாப்பட்டாங்கன்னா "சாப்டக்கூடாது." இந்த மாதிரியான இது, எங்க வீட்ல நாங்க எல்லாருமே ஒண்ணா இருக்கும்போது நடக்கும். இப்போ அந்த விஷயங்கள் மட்டுந்தான் வந்து குறைஞ்சிருக்கே ஒழிய ஏன்னா, இப்போ வீட்டுக்கு போயிட்டு, ஆஃபிஸ் அலுவலகத்துக்கு போயிட்டு நான் எங்க அப்பாகிட்ட ஃபோன் பண்ணி "ஆஃபிஸ் வந்துட்டேன்" அப்டின்லாம் நான் சொல்ற பழக்கத்த கல்யாணத்துக்கு அப்பறம் வந்து விட்டுட்டேன். எங்க இங்க இவர் வந்து எதிர்பார்க்க மாட்டாரு. எப்பயாவது கால் பண்ணி என்னன்னு கேட்பாரு ஒழிய, மத்தபடி நான், நான் தான் பெரிய பொண்ணு மெச்சூர்டு ஆயிட்டேன்ல. அதனால எல்லாருக்கும் எம்மேல ஒரு நம்பிக்கை. அ அதனால அந்த ஒரு விஷயத்த வந்து எதிர்பார்க்குறது கிடையாது. ஆனாலும் இப்ப எங்க வீட்ல அவங்க ஒரு பெரிய முடிவு ஒண்ணு எடுக்கப்போறாங்க. இல்ல ஏதாவது ஒரு இடம் வாங்கலாம் அப்டின்னு முடிவு பண்றாங்க. இல்ல ஏதாவது ஒரு நல்ல வி எ இப்ப என்னுடைய சகோதரிகள் இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி படிப்ப தேர்வு தேர்ந்தெடுத்து இருக்காங்க. "இங்க படிக்கப்போறேன்." அப்டின்னு சொல்றாங்க அப்டின்னா, அந்த மாதிரியான முடிவுகள்ல நிச்சயமா என்னுடைய சஜ்ஜஷனும் அங்க இருக்கும். என்கிட்டயும் கேட்டுட்டு தான் அவங்க அந்த மாதிரியான முடிவுகள எடுப்பாங்க. சோ அது அந்த பாண்டிங் வந்து அது குறையல. ஆனா தினசரி வாழ்க்கையில நம்ம எப்படி நடந்துக்கோவோமோ, அது வந்து நிறையா மாற்றம் அடைஞ்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்க கிளம்பும்போது "இந்த ட்ரெஸ் போடுங்க, போடாதீங்க" அப்டின்னு நான் சொல்லுவேன். இப்ப நான் கிளம்பும்போது "நீ அன்னைக்கு புது ட்ரெஸ் வாங்குன, அதப் போட்டுப் போன்னு." எங்க அப்பா, அம்மா என்ட்ட சொல்லுவாங்க. இல்லனா இந்த ஏன் இந்த மாரி, எனக்கு வந்து இந்த ஃப்ரீ ஹேர்ல போறது ரொம்ப பிடிக்கும். ஏனா எங்க அப்பா, அம்மாவுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. ஜட பின்னி போட்டு, பின்னி போட்டுப் போன்னு தான் சொல்லுவாங்க. நான், நான் கிளம்பிருவேன். அப்பக் கூட எங்க அம்மா என்ன இழுத்துப் புடிச்சி வந்து, எனக்கு ஜட பின்னி க்ளிப் போட்டுவிட்டு தான் அனுப்புவாங்க. "நான் இந்தத் தெருவ தாண்டுன உடனே கிளிப்ப கழட்டிவப்பேன்! அப்ப என்ன பண்ணுவீங்க?" அப்டின்னு சொல்லி. அப்படி சொல்லிட்டு தான் நான் அவங்கள்டயே சொல்லுவேன். "நீ என்ன வேணாலும் பின்னு. நான் அந்த தெருவ தாண்டுனதுமே கிளிப்ப கழட்டிட்டு ஃப்ரீ ஹேர் விட்டுருவேன் இப்ப என்ன பண்ணுவன்னு நான் பாக்குறேன்" அப்டின்னு சொல்லிட்டு தான் நான் போவேனே! அது வந்து, எனக்கு இன்றளவும் வந்து எங்க அப்பா, அம்மா கிட்ட எனக்கு ஒரு பிரச்சன, சண்ட வருது அப்டின்னா 2 விஷயம். ஒண்ணு நான் அந்த ஃப்ரீ ஹேர்ல போறேன். இன்னொன்னு தலையில எண்ணெய் வைக்கில. இந்த ரெண் ஆமா. இந்த 2 விஷயத்துக்காக மட்டும் தான் எங்க 2 பேத்துக்குள்ள எப்பவுமே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். இதுக்காக அவங்க கோச்சுக்கிட்டுலாம் இருக்காங்க என்கிட்ட. "நீங்க என்ன வேணா பண்ணிக்குங்க. நான் எனக்கு இது தான் பிடிச்சிருக்கு." அப்டின்னு, நான் வந்து அத செய்வேன். சோ அந்த மாதிரியான சில, சில சின்ன விஷயங்கள் மட்டுந்தான் வந்து மாறிருக்கே ஒழிய, மத்தபடி வேற எந்த ஒரு பெரிய விஷயங்கள்லயும் எந்த மாற்றங்களும் இல்ல. அ. ஆமா.
ம். ம். ம். ம். ம், ம். ம். ம். ம். ம். ம், ம். ம். விட்டுப்போக. ம். ஆ, ஆமா. ம். ம். ம், ம், ம். ம். ம். ம், ம். ம். ம். கண்டிப்பா. அ. போடப்போறேன். ம். அ. ம். ம். ம், ம். ஓ. சிற மகிழ்ச்சி. புடிக்காது. அ. ம். ம். ம், ம். கழட்டிட்டு போயிரு. அ பாக்கவா போறாங்க. அப்டின்ட்டா. ஹ. ம். ம். ம். ஐயயோ! அ, அ. ம், பிரச்சனை வந்துட்டே இருக்கு. அடடா! ம். ம். ம். ம். அது இல்ல. இப்போ நீங்க வந்து சின்னவ அதாவது. ஒ வீட்டுக்கு உறவுக்கு மீறி எதாவது பண்ணிருக்கீங்களா? இதப் பண்ணவே கூடாது. அந்த அத மீறி நீங்கப் பண்ணிருக்க அனுபவம் ஏதாவது இருக்குங்களா?
ம்ஹ்ம்.